ஓஹோ. நீங்கப் போய் கேட்கணுமா? அஹ.
அதாவது, ஆமாமா. பொதுவா இந்த அண்ணா, தங்கச்சி உறவு. அண்ணா, தங்கச்சீங்கற உறவா ஆகட்டும். அ ஆண், பெண் தோழர் இந்த விஷயத்துலயும், ஆ நம்ம தப்பு பண்ணியிருக்க மாட்டோம். இல்ல ஒரு சில க விஷயங்கள்ல என்ன நடந்திருக்கும்னா, அவுங்க ஒரு விஷயத்த தபு ஒரு தப்பு பண்ணி இருப்பாங்க. இல்ல ஒரு ஏதோ ஒரு விஷயம் நம்மள கஷ்டப்படுத்தற மாரி பேசுறாங்கன்ற பட்சத்துல நமக்கு கோவம் வந்து நாமளும் ஏதோன்னு ஒரு விஷயம் பேசிருவோம்.
ஆ சேரிங்க. ம். ஆமாங்க.
ஆரம்பிச்சிட்டது அவுங்க தான். அவுங்க தான் ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கணும். பொ பொதுவா நியாயப்படி பாத்தா. ஆனா அவுங்க என்ன பண்ணுவாங்கனா? முதல் நாம தான் இறங்கி போய் மன்னிப்பு கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்க.
ம், ம். ஆமா. சேரிங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த நேரத்துல?
அந்த மாரி விஷயங்கள்ல நான் போய் எறங்கி போய் மன்னிப்பு கேட்டுருவேங்க.
பரவாயில்லங்க. நீங்கக் கேக்குறனால தான அவுங்க எதிர்பாக்குறாங்க.
ஏன் பாத்தீயா? ஆமா. அவுங்க கேக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அவுங்களுக்கு வந்து நம்ம மேல கோபம் கெடையாது, வெஞ்சன்ஸ் கெடையாது. <tsk> நம்மள பழி வாங்கணும் பேசாம போயிரணும்ன்றது அவுங்க எண்ணம் கெடையாது.
ம். ஆமாங்க. கண்டிப்பா கெடையாது.
அவுங்க திரும்ப நாம வந்து பேசணும்னு அவுங்க எதிர்பார்க்கிறாங்க. மன்னிப்பு கேட்கணும்னு அவுங்க எதிர்பார்க்கிறாங்க. அது அவுங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம்னு வைங்களேன்.
ம். ஆமாங்க. அதா அதாங்க, புரியுது புரியுது. ஆ.
ஆ, நம்ம தங்கச்சி தான நம்ம எறங்கி போறதுனால என்ன ஆயிரப்போது
ம்.
அப்டின்னு நான் போய் பேசிறேன். அப்டி பேசுறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. <tsk> ஒரு சிலர் வந்து வேணுன்னே அவுங்கள வந்து பழி வாங்கணும். இப்ப மத் எல்லாரும் முன்னாடி என்ட வந்து மன்னிப்பு கேட்டதா நான் பேசுவேன் அப்டிலா இருப்பாங்க. <tsk> அப்டி இருக்கவங்க கிட்ட
சேரி, சேரிங்க. ம்ஹ்ம். ம். ஆமாங்க. அது என்ன ஆகுன்னா, இப்ப எல்லாத்து முன்னாடி அவங்க மன்னிப்பு கேக்கும்போது, அத வந்து ஒரு அவமானமா நெனப்பாங்க. ஆ என்ன வந்து இப்டி மன்னிப்பு கேட்க வைக்கறியே அப்டின்னு. அது எச்சா, எச்சா சண்டைக்கு வந்து வழிவகுத்துட்டே தான் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன்.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ஆமாங்க. அந்த மாரி இருக்க நேரங்கள்ல, நாம வந்து நாம திரும்பச் செய்யணும், அப்டின்னு திரும்ப போய் மன்னிப்பு கேட்கணும், அவுங்க கூட எறங்கி போகணும்றதே அவசியம் இல்லைங்கறது என்னுடைய கருத்துங்க. ஒவ்வொருத்தருக்கும் கருத்து வேற மாரி மாறலாம். ஆனா என்னுடைய கருத்துப்படி, அந்த மாரி இருக்கவங்கள்ட நாம திரும்ப எறங்கி போகணும், திரும்பப் போயி நாம போய் பேசணும்ங்கறது அவுங்களுக்கு திரும்ப நம்பிக்கையைக் கொண்டு வரணும்னு அவசியமே கெடையாது. நீ நம்புனா நம்பு நம்பாட்டிப்போ.
ம். ஆ. புரியுது, புரியுதுங்க. ம். ம். அருமையா சொன்னீங்க போங்க. அதாவது ஒரு சண்ட வருதுனா, யாரு கூட வருதுங்கிறத மொதல்ல பாருங்கன்னு சொல்றீங்க. ஆ அப்டி பாக்கம்போது ஒ ஒரு நம்பிக்கைக்குரியவங்க, இல்ல வந்து அதுக்கான தகுதி இருந்தா, அவங்கள்ட வந்து அந்த நம்பிக்கைய மீட்டெடுக்கலாம். அ அந்தத் தகுதி இல்லாதவங்கள்ட நம்ம வந்து அத மீட்டெடுக்கணும்னு அவசியம் இல்ல அப்டின்னு சொல்லிட்டீங்க. அருமைங்க. ம்ஹ்ம்.
ஆமா. கண்டிப்பாங்க. ஆமாமாங்க. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அவுங்க நீங்கச் சொன்னது போல, அவுங்களுக்கு வந்து நம்ம கூட உறவுல இருக்கிறதுக்கு அவுங்களுக்கு தகுதி இருக்கு அப்டிங்கற பட்சத்துல, அத முதல் சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் நான் தப்பு செஞ்சுட்டேன்னு உணரணும். அடுத்து அவுங்கட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். 3வதா அவுங்க வந்து ஆ ஒரு சில நேரங்கள்ல அவுங்க உடனே மன்னிச்சிடுவாங்க. அவுங்க மனசு மனதளவில காயம் கம்மியா இருக்கு, இல்ல ஓ உண்மையிலே மன்னிப்பு பக்குவம் அவுங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குற பட்சத்துல, காயமே அதிகமா தான் அவுங்க உடனே மன்னிச்சிருவாங்க.
ம். ம். ம். ம். ஆஹா. சேரிங்க.

இந்தத் பொதுவா தமிழ்ல சொல்லுவாங்க இல்லீங்களா? உக்காந்து பேசினா தீராத பிரச்சனையே இல்லைன்னு சொல்லுவாங்க.
ஆ ஆமாங்க ஆமாங்க. அதனால அந்த எதனால அந்தத் தவறு நடந்துச்சுன்னு நீங்க வந்து ஒரு அ காரணமெல்லாம் சொல்லிட்டீங்க அப்டின்னா அதோட கொஞ்சம் நம்பிக்கைய பின்னாடி எடுத்துட்டு வரக்கு வழி வகுக்குன்னு நினை
கண்டிப்பாங்க. அதா ஆ நான் நம்ம நம்ம பக்கம் இருக்குற நியாயத்த சொல்லலாம். இப்டியொரு விஷயம் நடந்துருச்சு. இது நடந்ததுனால தான் நான் அப்டி பண்ணேன். இப்டி இல்லன்னா நான் கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டேங்குறது உங்களுக்குக்கே தெரியும். நம்மளப் பத்தி அவங்களுக்கு தெரியும் இல்லீங்களா? அந்த மாரி சொல்லும்போது அவங்களுக்கு நம்ம மேல திரும்ப அந்த கோபம் குறையறதுக்கு, திரும்ப நம்பிக்கை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
ம். ம். ம். ஆமாங்க. அப்படி சொல்லிடலாம். ம். அருமைங்க. இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி என்ன தோணுது அப்படின்னா, அ நீங்கத் தங்கச்சிய சொல்ல வந்தா ஞாபகம் வந்துச்சு. இப்ப தங்கச்சிக்கு வந்து ஏதாது வாங்கி தரன்னு சொல்லி இருப்பீங்க. அ வாங்கி தரேனோ இல்ல. ஏதோ ஒண்ணு ஒரு வ் வாக்குறுதி குடுத்திருப்பீங்க. அத செஞ்சிருக்க மாட்டீங்க. அ இப்ப அவங்களுக்கு உங்க மேல அந்த நம்பிக்கை போயிடுச்சு. அத மீட்டு எடுக்கறதுக்கு என்ன பண்ணுவீங்க?
கேளுங்க. ஆமா.ஆமா. அ, அ. ஆம். அத மீட்டெடுக்குறதுக்கு, <laughs> என்னங்க வாங்கிதாங்க குடுக்கணும், நான் வந்து இதே, இந்த விஷயத்தையே நான் இதுவே, வேற மாரி சொல்லணும்னுதான் வந்தேன். இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, இப்ப வந்து ஒரு சில விஷயங்கள் நேரங்கள்ல அவங்க உக்காந்து பேச அவங்க வரமாட்றாங்க.
<laughs> ஆஹா. ம். ஆமா.
நான் அதுதான் சொன்னேன்ல, அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேக்கணும். மன்னிப்பு கே, மன்னிக்கலங்கிற பட்சத்துல உக்காந்து பேசணும்னு. இப்ப இந்த மாரி ஆ, வரமாட்டாங்க. இப்ப நாம என்ன பண்ணும்னா, இவங்களுக்கு இவங்களுக்கு பிடிச்ச எதா ஒரு விஷயம் இருக்கும். ஒரு சிலர் வந்து இந்த <chuckles> டைரிமில்க்ன்னா ரொம்ப பிடிக்கும், கிட்கேட்ன்னா பிடிக்கும். <chuckles> பிளாக் ஃபாரஸ்ட் கேக்ன்னா பிடிக்கும்னு இருப்பாங்க. அந்த மாரி இருக்கவங்களுக்கு நாம இதை வாங்கிட்டு போய் <chuckles> கூப்டோம்ன்னு வைங்களேன். நம்மகிட்ட பேச இஷ்டம் இருக்கோ இல்லயோ, கோபம் இருக்குதோ இல்லயோ, கண்டிப்பா அந்த டைரிமில்க்காகவாவது கண்டிப்பா வருவாங்க.
ம். ஆனா வந்தாத்தானே உக்காந்து பேசுறதுக்கு. ம். அஹ. ஆ. <chuckles> ஆஹா. செரிங்க. ம். <laughs> அ இதெலாம் வந்து பண்ணக்கூடாதுங்க. இப்டி எல்லாம் வந்து வீக்நெஸ் தெரிஞ்சு வச்சுட்டு இப்டி ஏமாத்துறீங்க நீங்க.
இல்லங்க. <laughs> இது ஏமாத்துறது இல்லங்க. அப்டி கூப்ட்டா தான் வரா. நாம வந்து, <tsk> அஹ், மன்னிப்பு கேக்கறதுக்காக, திரும்ப பேசணும்ங்கறதுக்காக பண்ணும்போது அது கண்டிப்பா தப்பு இல்ல. இல்லீங்களா?
தப்பு இல்லதாங்க. நான் சும்மா சொன்னேன். அ அப்ப வந்து ஒரு <chuckles> பரிசு வந்து குடுக்கலாம் அப்டின்னு ஒரு என்னம் உங்களுக்கு இருக்கு. அ 2 வது வந்து ம் நீங்க வாங்கி குடுத்தது உங்கால வாங்கி தரன்னு ஒண்ணு சொல்லி அத வாங்கியே தர முடியாத சூழ்நிலை. நான் அதத்தான் கேட்டேன். அ வாங்கியே தர முடியாது. அ நம்ம இனிமேல் நான் உன்கிட்ட எதையுமே கேக்க மாட்டேன் போ. உன் மேல எனக்கு நம்பிக்கயே இல்ல போ அப்டின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க வாங்கியும் தர முடியாது. <chuckles> அப்ப என்ன பண்ணுவீங்க?
<chuckles> செரி, செரி. கண்டிப்பா. வாங்கித் தரமு அ.